ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா, எப்பயுமே சண்டை நடக்கும்பொழுது, என்னோட தோழி கூட இதை சொல்லியிருக்காங்க. ஆ, "நீ வந்து நல்ல தருணங்கள உடனே நினைச்சு பாரு. அது கோவம் வந்தது. அவரு அப்போ என்ன தப்பு பண்ணாருன்னு தயவுசெஞ்சு நினைக்காத. அந்த நேரத்தில வந்து, நெறைய நல்ல தருணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அ நெறைய மகிழ்ச்சியகரமான விஷயங்கள் இருந்திருக்கும். நெறைய தியாகம் உனக்காக செஞ்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் யோசி." அப்ப இது சின்னதாயிடுன்னு. நான் வந்து, ரொம்ப விளையாட்டா ஒரு விஷயம் பண்ணுவேன். என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி, நான் சொல்றத கேட்கல. இல்ல, அதுக்கு மதிப்பு குடுக்கல. நான் தனியா உணர்றேன்னா, உடனே ஏதாவது ஒரு செயலிக்குள்ள எடுத்து, எனக்கு புடிச்ச பொருள ஆர்டர் போட்டு விடுவேன். அப்ப என்ன ஆகும்னா, ஆ வ் எனக்கு வந்து தனியா வந்து அக்கவுண்ட் இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அவுங்க GPay தான் நான் வந்து வச்சிருப்பேன். அப்பொ, கோவமா பேசாம இருப்போம். அப்ப என்ன போட்டு விட்டாலும் அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. <chuckles> ஆ அது
ம். ம்ஹ்ம். <laughs> ம்ஹ்ம். <laughs> <coughs> அ, அ. ம்ஹ்ம். <laughs> ஆ. ஓ! அதாவது அ இப்போ வந்து கோவமா இருக்கும்போத வாங்குறது. அதை விட, ஒருவேளை நம்ம நம்ம நம்ம இதை வாங்கணும். போய் கேட்டா திட்டுவாங்க. பேசாம சண்டை போட்டுருவோம். கோவமா இருப்பாங்க. அப்போ போய் வாங்கிரலாம். அந்த மாதிரி. <laughs> ஆ, ஆ.
அய்யயோ! இல்ல. இல்ல இல்ல கேட்டாலே கெடைச்சுரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இப்போ வந்து கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரியான <chuckles> ஒரு இது அது. அப்புறம் சாப்பிடறதுக்கும் வந்து ஜங்க், அ ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நார்மலா சொல்லுவாங்க. "வேண்டாம். இவ்வளோ சாப்பிடுங்க." ஸ்வீட் நெறைய சாப்பிடாதீங்கன்னு. ஆனா, அந்த நேரத்தில, அவங்களால நம்மளுகிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுன்றத நேரத்தில, நல்ல நெறையா இஷ்டத்துக்கு <chuckles> ஆர்டரு பண்ணி போட்டுட்டு, அதை வந்து சாப்பிடும்போது, அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும். ஆனா, பிரச்சன இப்ப ஏன்? பெருசாகிடும்னு இருக்கும். நீங்க அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது அணுகுமுறை பின்பற்றியிருக்கீங்களா?
ஒகே ஒகே. ம்ஹ்ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். <snorts> ம். ஆமா.